அது ஆடம்பரம் அது தேவையில்லை. எப்படின்னாலும் அதுல நாம் அலைபேசியில பேசத்தான் போறோம். இதுல எடுக்குற ஒரு புகைப்படங்களே நமக்கு போதுமா நாம ஒண்ணும், என்னது இந்த திருமணத்துக்கு போய் எடுக்கறதுக்கு அத உபயோகிக்கப்போறதில்ல. அதுனால அது வந்து அவங்களோட அந்தஸ்த காட்டிக்கிறதுக்காக, இல்ல அது எதுக்கு வாங்குரோங்குறதுக்கு புரிதலே என்கிட்ட இல்லன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அது.
ஆமா. ஆமா. ஆமா. எனக்குமே இல்லங்க நானும் கேப்பேன். இப்ப எனக்கு ச தெரிஞ்ச சமீபத்துல ஒரு தோழியோட பையன் Apple ஃபோனே தான் வேணும், அப்படின்னு சொல்லி கேட்டு அடம்பிடிச்சு அத வாங்கிட்டான். வீட்ல இல்லன்னா இருக்குற பாத்திரம் பண்டங்கள்லாம் உடைக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படிங்குறதுனால, ஒரு கட்டாயத்துனால அவங்க வாங்கி குடுத்துட்டாங்க. ஆனா நான் அவன்ட்ட கேட்டேன், "தம்பி நீ என்ன பண்ண போற தம்பி, இந்த ஃபோனை வச்சிட்டு?" அப்படி சொல்லி கேட்டேன், ஆ ஆண்டி இந்த மாதிரி வந்து அதுல வந்து நான் பேசிப்பேன். இந்த ஃபோன்லேயும் நான் பேசிப்பேண்டா. என் ஃபோன்ன நான் பக்கத்தில வச்சுக்கிட்டேன். நானும் இதுல பேசிப்பேன்டா. வேற என்னடா பண்ணுவ இதுல, வந்து சூப்பரா ஃபோட்டோ தெரியும் ஆண்டி. ஃபோட்டோ வந்து எடுக்கதுக்கு நான் என் ஃபோன்லே நான் ஃபோட்டோ எடுத்துப்பேன்டா, இல்ல ஆண்டி கிளியரா தெரியும் ஆண்டி. கிளியரா தெரியும்னா ஃபோட்டோ ஸ்டுடியோல போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்டா தம்பி. வேற அப்படி சொல்லி கேக்கும்போது, அதுக்கு பதில் இல்ல அவன்ட்ட.
ஓ! இது ம். ம். சரி. அ. ம். ம். <laughs> ஆம். ஆமா. அவங்களிடம் கிடையாது. அதுவும் ஒரு அந்த உ புரிதல் இல்ல. வாழ்க்கை பத்தின புரிதல் இல்ல. ஏன்னா இப்ப நாம ஒரு அந்த 1 லட்சத்துக்கு போய் ஒரு 1 பவுன் தங்கம் எடுக்குறோம்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 வருசத்துல அதோட வெல வந்து 1 1/2 லட்சம், 2 லட்சம் ஆயிரும். அத
ஆமா. ஆமா. 3 வருஷம் ஏங்க எடுத்து பாக்குறீங்க? இப்ப தங்கம் வந்து ராக்கெட் வேகத்துல போய்ட்டு இருக்கு. அடுத்த வருஷமே அது அந்த வெலைக்கு போயிடும் போல இருக்கு.
இல்ல அதான் அதான், நான் வந்து ஒரு குறைந்தபட்ச மதிப்பீட்ல சொல்றேன். அவங்களுக்கு இந்த அதாவது டிப்ரிசியேஷன் அசெட்ன்னு ஆங்கிலத்துல சொல்வாங்க. விலை இழக்கும் பொருட்களுக்கும் அ புரிதல் இல்ல இல்ல, அவங்க வந்து ஒரு ஆர்வத்துக்காக இந்த ட்ரெண்ட்ன்னு சொல்வாங்க பாத்தீங்களா? எல்லாரும் அந்த காலக்கட்டத்துல வாங்குறோம் அப்டின்றதுக்காக வாங்குவாங்க பாத்தீங்களா? அந்த மாரி அந்த மாரி இந்த வ் எல்லாரும் வாங்குறாங்க. என்கிட்ட இருக்குன்னு காட்டிக்கிட காட்டனும் அப்படிங்குற மனப்பான்ம இருந்துச்சுனா அது வாழ்க்கைக்கு ஒத்துவராதுங்குறது என்னுடைய கருத்து. அதுல வந்து நான் நானும் சில சமயம் வந்து கொஞ்சம் அதிகமான விலை அதிகமா குடுத்து கூட ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். அது அதற்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன் அந்த விலை அது
ஆ. சரி சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமா. தேய்மானம். ஆமா தேய்மானத்த பத்தி அவங்களுக்கு புரிதல் இல்ல. ஆமா, ஆமா. அப்படி என்ன பொருள் வாங்கியிருக்கீங்க நான் தெரிஞ்சுக்
நான் ஆ நிச்சயமா. நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து இந்த தொலைக்காட்சி பெட்டி பழைய தொலைக்காட்சி பெட்டி தான் இருந்தது. அப்போ ஒரு கட்டத்துல வந்து நான் வந்து இந்த படங்கல்லாம் கொஞ்சம் விரும்பி பாக்குறப்ப, தொலைக்காட்சி பெட்டி வாங்கலாம் அப்படின்னப்ப என்னுடைய வீட்டுல என்ன எதிர்பாத்தாங்கன்னா இவன் ஒரு ரூ. 20,000, 25,000க்கு வாங்குவான்னு எதிர்பாத்தாங்க. சரிங்களா. நான் எவ்வளவுக்கு வாங்குனேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ரூ. 50,000க்கு வாங்கனும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு வந்து ஒரு
சரிங்க. சரிங்க. ஓ! ஏன் அப்படிப்பட்ட ஒரு காரணம் மத்த எல்லாத்துலயுமே நீங்க கரெக்ட்டா யோசிக்கிறீங்க. பட் இந்த தொலைக்காட்சியில மட்டும் ஏன் அப்படிப்பட்ட ஒரு யோசன வந்துச்சு உங்களுக்கு?
ம்.